இன்றைய காலகட்டத்தில ஒரு குடும்பத்தில, கணவன் மனைவி இருவருமே வந்து வேலைக்கு போற ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த வீட்டு வேலை அப்படிங்கிறத, எப்படி நீங்க உங்க வீட்ல பகிர்ந்துக்கிறீங்க? சில பேர்லாம் செய்ய மாட்டாங்க, "என்ன இருந்தாலும் அத வந்து பெண்கள் தான் செய்யணும்" <inhales> அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அ நீங்க வந்து எப்படி? எந்த அளவுக்கு அத வந்து பகிர்ந்து செய்றீங்க, உங்க குடும்பத்தில?
ம். அம், நான் வந்து என்னான்னு கேட்டீங்கன்னா, அந்த திருமணமான புதுசுல வந்து நானும் என் மனைவியும் மட்டுமே வந்து, அ ஒ தனி வீட்ல இருந்தோம். ம் அப்ப என்னான்னு கேட்டீங்கன்னா, நாங்க 2 பேருமே ம செஞ்சுக்குவோம். ம என்னென்னா வேலை செய்யணுமோ அவுங்க வந்து சமையல் செய்றாங்கனாக்கா, ம் அவுங்க கூட வந்து ஒரு எ எதாவது ஒரு வெட்டி குடுக்குறது, இந்த வெ வெ காய்கறி அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ம், அதுக்கப்புறம் என்னான்னு
சரிங்க. சரி. ம், ம். சரி, சரி, சரி. <inhales> ஆரம்பத்தில வந்து அது கொஞ்சம் <inhales> நம்ம வந்து ஒரு நல்ல இணக்கம் உருவாக்குறதுக்காக செய்வோம். ஆனா போக போக அந்த வேலைகள் வந்து எந்த அளவுக்கு, மீண்டும் நம்ம செய்றோமா இல்லையாங்கிறது தான் உண்மையான கேள்விக்குறியா இருக்கும்.
ஆமா. கண்டிப்பா. அது வந்து சரியான அந்த கேள்வி கேட்டீங்க. ம், எ எங்களது வந்து என்னனன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காதல் திருமணம். அ, அதனால வந்து, கொஞ்சம் இதெல்லாம் பண்ணின்னு தான் இருந்தேன். அ அதுக்கப்புறம் எனக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வேலையில வந்தும் அடிக்கடி வெளிநாடுகள் போ வேண்டிய சூழ்நிலை வந்துடும்.
ம்ஹம். ஆஹ! சரி, சரி. ஆஹ! சரி.
ம். அப்ப எங்கேயாவது போயிட்டு ஒரு, 1 மாசம் அங்க செய்யணும். இல்லைன்னா, வந்து ஒரு 6 மாதங்கள் வேலை செய்யணும், அந்த மாதிரி வரும்.
ம்ஹ்ம்.
அ, அப்புறமா பாத்தேன் இது வந்து எனக்கு சரி வரல. ஏன்னா, எனக்கு என்னென்னா, அ திருமணத்துக்காக நான் வந்து என்னுடைய வெளிநாட்டு வேலையை விட்டுட்டு நானு அ இந்த ஊருக்கு வந்துட்டேன். நம்ம நாட்டுக்கு. திரும்ப நம்ப இதே ப மாதிரி போய் போயினுருந்தோன்னா, எனக்கு சரி வரலன்னு சொல்லிட்டு, என்ன பண்ட்டேன்னா, அந்த வேலைய விட்டுட்டு, அ வேற ஒரு வேலை எடுத்துட்டேன். ம் இதுக்கு மேல எனக்கு வந்
அ. சரி சரி. ம்ஹ்ம். அ. சரி. குடும்பத்தோட இருந்து வேல பாத்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க.
அ. ஆமா. அ அப்ப இங்கேயே இருப்போம்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கும்பொழுது. அ எனக்கு வேலை கிடைச்ச வேலை எப்படின்னு ஆயிடுச்சுன்னு கேட்ச்சுங்கனாக்கா, இந்த அமெரிக்கர்கள் கூட வேலை செய்யணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இரவு நேரத்தில வேல இருக்கும்.
ம்ஹ்ம். ஆமா. ஷிஃப்ட் மாறி வந்துருமே, ஆஹா! சரிங்க.
ஆமா. அப்ப இது வந்து ம் அ நான் வந்து "முடியாது" அப்படின்னு சொல்ல முடியல. அதனால வந்து இரவுல நம்ம வேலை செஞ்சுட்டு காலையில வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அ தூங்கிடுவோம் பொதுவா இல்லையா? அவுங்களுக்கு அ அவுங்களுக்கு உதவிலாம் பண்ண முடியல. இதுவும் கூட என்னாயிடுச்சுனாக்கா கொஞ்சம் அ சிரமமாத்தான் இருந்தது அவுங்களுக்கு. ஏன்னா அவுங்க வந்து வீட்லேயும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவுங்களும் அலுவலகத்துக்கு போணும்.
ம். கண்டிப்பா. பகல்ல வந்து தூங்கிரும். ஆமா. <laughs> அஹ. ஓ! அவுங்களும் வந்து வேலை பாத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில. சரிங்க.
ஆமா. அலுவலகத்துக்கு போணுன்னம்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வேலையிலயும் நான் வந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் பண்ணி, அ அ இல்லை "நான் வந்து அ அ நான் இரவு நேரத்தில பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அ சில விஷயங்கள் நம்ம வந்து முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா, அ வாழ்க்கையில சில விஷயங்கள் முக்கியம் அப்படின்னும்பொழுது, அதுவும் வந்து நீங்க காதல் திருமணம் பண்ணும்பொழுது, அ.
ம்ஹ்ஹும். ம். <laughs> ஹ. கண்டிப்பா. ஆமா. ஆமா. அதாவது ஏன்? அதுதான் கேட்க வரேன். <inhales> எப்பவுமே சில நேரங்கள்ல வந்து, ஆண்கள் அதிகமா காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் உருவாயிட்டே இருக்கு. இந்த காதல் திருமணத்தில மட்டும். <laughs>
அது இருக்கத்தான் செய்யும்.
<laughs> "நானா சம்பாரிச்சுக்கிட்டத அனுபவிச்சு தான ஆகணும்" அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஹஹ! ம்.
ஆமா. அதுவும் சொல்லலாம். ஆனா என்னான்னு கேட்டீங்கன்னா, நமக்காக தான உன்னொருத்தங்க செய்றாங்க இல்லையா? அப்போ அவுங்களுக்கும் நம்ம ஒரு, ஒரு உதவியா இருக்கணும். அ அப்படின்ற மாரி நான் கொஞ்சம் யோசிப்பேன். ம் அதனால அந்த மாரி இருக்கும்போது அதுக்கப்பறம் வந்து இந்த குழந்தைகள்ல்லாம் பிறக்கிறாங்க கொஞ்சம், கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுட்டாங்க. அ இப்ப அவுங்க பள்ளிக்கலாம் போகிறதால என்ன ஆயிடுனாச்சுனாக்கா, ம் கால நேரத்தில இவுங்க எழுந்து காலையில அவுங்க சாப்பிடுறதுக்கு ஒரு விஷயம் செய்யணும் இல்லையா? ஒரு சிற்றுண்டி. அதுக்கப்பறம் அவுங்களுக்கு மதிய உணவும் வந்து செஞ்சு குடுக்கணும். அம் அப்போ வீட்லேருந்தே இப்ப என்னுடைய தாய் தந்தை வந்து என் கூடயே இருக்கிறதால, அவுங்களுக்கும் வந்து ஒரு அ அவுங்களுக்கு ஒரு சாப்பாடு செய்யணும். ம் இதில வந்து பிள்ளைகளுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, ம் அவுங்களுக்கு வந்து இந்த காரமா செஞ்சா பிடிக்காது. அ அது பாக்கணும். அ வீட்ல எங்க அம்மாக்கு வந்து காரமா புடிக்கும். அவங்களுக்கு செய்யணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதால,
கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஒரு புரிதல் அழகா இருக்கணும். சரிங்க. ம். ம். ம். ம்ஹ்ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. அதெல்லாம் பாத்து பார்த்து செய்யணும் குழந்தைங்களுக்கு. அஹ. ஓ! <laughs> அதுவே ஒரு பெரிய சவாலான வேலையா இருக்கும் அந்த சமையல் அறையவே! ம்ஹ்ம்.
நிச்சயமா. அப்படி அது போக இவுங்களும் வந்து அலுவலகம் போனும்ன்ற பட்சத்தில, அ நம்ம பாட்டுன்னு இது அ சந்தோஷமா தூங்கின்னு இருந்தோம்ன்னு வச்சுக்கோங்களேன், அ அது வந்து அ அ அதாவது, என்னதான் இருந்தாலும் ஒரு நம்ம வந்து என்ன சொல்றது, மனைவின்றதை தாண்டி, ஒரு ஒரு மனித் ம மனிதனை நம்ப வந்து மதிக்கணும் இல்லையா? ஒரு மனுஷி இல்லையா அவங்களும்? அ அப்ப அவுங்களுக்கு நம்ம என்னால என்ன முடியும் அப்படின்னு நான் பாக்கும்பொழுது, என்ன பண்ணோம்னா, காலையில எழுந்ததும் வந்து அ என்ன சொல்றது அந்த சுடுதண்ணி வைக்கிறோம் இல்லையா? அது கீஸர் போட்டுட்றோம். நம்மளுக்கு அது ஒரு பெரிய வேலை இல்ல. சுவிட்ச் ஆன் ப
<laughs> அஹ். ஆமா ஆமாங் கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. ஆ. சரிங்க. எ நம்மனால என்ன முடியுமோ, அந்த உதவிய வந்து நம்ம செய்யறது, <chuckles> அப்படிங்கிற மாதிரி. <inhales>
ஆமா. அது பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அவுங்க சமையல் பண்ணுறதுக்குள்ளே என்னனாக்கா, அவுங்களுக்கு தேவையான அந்த காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுட்டு, அம் சில இந்த உ என்ன சொல்றது இந்த உருளைக்கிழங்கு, இந்த அ கேரட்லாம் இருக்கும் இல்லையா?
ம். ஆமாங்க.
அது மேல இருக்கிற அந்த மேல் தோல் எடுக்கிறதெல்லாம் வந்து, என்னோட வேல பொதுவா.
சரி, சரி, சரி. ஆனா ஒரு சில வீடுகள்ள வந்து பாத்தீங்கன்னா, <inhales> இப்ப நீங்க 2 பேர் மட்டுமே தனியா இருக்கும்பொழுது எத் எல்லா வேலையுமே பகிர்ந்து செய்யலாம். அதில வந்து தவறே கெடையாது. நம்மள யாரும் கேக்க மாட்டாங்க. <inhales> ஆனா, இப்ப நம்ம அம்மாலாம் கூட இருக்காங்க அப்படின்னா, <inhales> அ சிலநேரங்கள்ல வந்து கேள்வி வரும். "என்னடா இந்த வேல கூட நீ தான் செய்யணுமா? <inhales> நாங்கலாம் உங்கள குழந்தைங்களா வச்சுட்டு, எல்லாமே நான் தான் செஞ்சேன். உங்க அப்பாலாம் வரவே மாட்டார். ஆம்பள பசங்க வந்து <inhales> சமையல் அறைக்குள்ளலாம் எப்டி வருவீங்க?" <chuckles> அப்படிங்கிற மாதிரி சில வீடுகள்ல வந்து அந்த கேள்விகள் இருக்கும். உங்க வீட்டில எப்படி?
அப்ப அத எடுத்து குடுத்துவிடுவேன். ஆமா. கண்டிப்பா. ஏன்னா, அதோ எங்க வீட்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 2 மூத்த சகோதரிகள். அ நான் தான் வந்து கடைசி, கடைக்குட்டின்னுவாங்க இல்லங்களா, அப் அப்ப பாத்தீங்கன்னா, பொதுவாவே எங்க அம்மா யாரையும் வேல உடமாட்டாங்க, எங்க 3 பேரையும். இதில வந்து "ஓ! இந்த ஆண் பிள்ளைய எப்படி நீங்க வந்து" நீங்க சரியா சொன்னீங்க. அ எப்படி? அவன வேலை வாங்கலாம்ன்ற மாதிரி, எங்க அக்காங்களுக்கலாம் அதிக வேலை கொடுப்பாங்க எங்கம்மா. ம் அப்ப இந்த வீடு பெருக்கறது, இது பண்றது அது பண்றது எல்லாம் எங்க அக்காங்கலாம் தான் பண்ணினிருந்தாங்க, அப்போ. எனக்கு வந்து பெருசா வேலை இருக்காது. <chuckles> இதுக்கப்புறம் இங்க கல்யாணம் ஆகி நாங்க வந்து தனியா அ நம்ம ஏன்னா வே வெளி ஊல இருந்தோம். ம், அதுக்கப்புறமா எங்கள்ல பாக்க வந்ததுக்கு அப்புறமா தான் அம்மா, நீங்க கேட்டா மாரி பாத்தாங்க. "ஓ! நீ இதெல்லாம் பண்ணுவியா." <laughs> அப்பிடின்னு.
ஓ, ஓ, ஓ. கடக்குட்டி. ஆ, ஆமா, ஆமா. சரி, சரி. <laughs> ஆமாமா, ஆ. சரி, சரி. ம், ம், ம். ஆமா. <chuckles> அதுதான், "ஓ! உனக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது?" அப்படிங்கிற மாதிரி. ம்.
அப்படின்னு என்னோட மனைவி சொன்னாங்க. இது எல்லாருக்குமே வரும். ஆனா, நீங்க வந்து பண்ண விடல நீங்க. ம், அது தான் வந்து இப்போ அங்கிள் கூட வந்து எதுவும் பண்ணமாட்டார். ஏன்னா, எங்க அப்பா எதுவுமே செஞ்சது கெடையாது. செ இது வரைக்கும் செய்யறதில்ல.
ம். ஆஹ. ஏன்னா, அந்த தலைமுறை அப்டி தானங்க இருந்தது இதுக்கு முன்னாடி. <laughs> ஆமா.
நம் இப்ப எங்க அம்மா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பாக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை அலம்புவோம் இல்லைங்களா? அ அதுக்கு கூட ஒரு பாத்திரத்தில தண்ணியோட வந்து நிப்பாங்க எங்க அம்மா.
ம். ஆமாங்க. அப்பா. <laughs> ஓ! அது வந்து நமக்கு வெளில இருந்து பார்க்கிறவுங்களுக்கு வேற மாரி புரியும். <inhales> ஆனா அவங்களுக்கு தெரியும், அந்த கணவர வந்து நான் அவ்வளவு நல்லா பார்த்துக்குறேன். <chuckles> அப்டீங்கிற ஒரு விஷயம் அவங்க பார்ப்பாங்க, சொல்வாங்க நம்மகிட்ட கேட்டா. <inhales>
அந்த அளவுக்கு ஆமா. ஹ அப்டி இருந்துட்டு, என்னடா இது ஏன் பையன் எல்லா வேலையும் செய்றானே அப்படின்னபொழுது, ம் விடிய காலை எங்க அம்மா எந்திச்சி வந்துட்டு, அ நான் இந்த இது நான் பண்றேன்ப்பா, நான் பண்றேன் அப்டீன்னுவாங்க. அப்போ என் மனைவி சொல்லுவாங்க இந்த கதெல்லாம் வேணாம். நீங்க உங்களுக்கு படுக்கணுமா போய் படுங்க, இது வந்து நானும் ம ப இன் இவனும் வந்து கூட அப்டீன்னு சொல்லுவாங்க. அது போக நான் என்ன பண்ணுவேன்னாக்க, பிள்ளைகள வந்து காலையிலயே வந்து அவங்கள எழுப்பி விட்டுட்டு, அ இந்த குளியல் அறைக்கெலாம் அவங்கள கூட்டின்னு போய் விட்டுடணும். ஏன்னா அது வரைக்கும் என்னோட வேல. அவங்களே குளிச்சுக்குவாங்க. நம்ப அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டோம்.
ம். ம். <laughs> ஆ. அவரும் பாத்துக்கிறோம். ஆ. சரி, சரி. ம், ம். சரி, சரி, சரி. ம்ஹ்ஹும்.
அ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க. எ அது தூங்கி, அவங்க அவங்களுக்கான ஒரு அறை இருக்கு இல்லையா? அ அங்கேருந்து அவங்கள கூப்ட்டுன்னு வந்து இந்த குளியல் அறையில விட்டுட்டு, அ தண்ணியெல்லாம் வந்து சுடு தண்ணில தான் குளிக்க முடியும். ஏன்னா, நம்ம இங்க கொஞ்சம் குளிரா இருக்கும்ன்றதால.
ஆமாங்க. ம்ஹ். சரி, சரி.
அ அது சுடு தண்ணி, அந்த பச்சதண்ணியெல்லாம் வந்து கலந்து அவங்களுக்கு வெச்சுடணும்.
சரியான அளவுல கலந்து வச்சுட்டு, குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருவீங்க, நீங்க!
ஆமா. தயார் பண்ணி வச்சுட்டா, அவுங்க அது அ குளிச்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சீருடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அ அது வந்து பொதுவா நான் தான் வந்து அயன் பண்ணி அவங்களுக்கு குடுத்துடுவேன். அ இ இது மாதிரி இது பண்றது என்னோட வேல. இப்ப நம் மித்த இந்த காய்கறி அரியதுல மட்டும் தான் நான் பண்ணுவேனே தவிர, சமையல் எனக்கு வந்து அ அதாவது எல்லாரும் சாப்பிடுற மாதிரியான சமையல் எனக்கு தெ தெரியாது. <chuckles>
ம்ஹ்ம். ஆமா. <chuckles> <laughs> அ, புரிஞ்சுக்க முடியுது, <laughs> ஆமா.
ஆமா. ம். அவுங்க பண்ணுவாங்க. என்னோட மனைவி பண்ணிடுவாங்க. அ அத என்ன பண்ணேண்ணா, இவங்களுக்கான அந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்கு இல்லயா?
ம். கண்டிப்பா.
அ அதில வந்து அவங்களுக்கு சரியான, அளவுள வச்சு குடுக்குறது. அ அதுபோக வந்து அவங்களுக்கு சுடுதண்ணி அந்த பாட்டில்ல போட்டு வைக்கிறது. அவங்களுடைய அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெடி ப பேக்கை ரெடி பண்ணி
ம், ம், ம், ம். ரெடி பண்றது ஆஹ.
அ, அவுங்கள கூட்டினு போய் அந்த அவுங்களுக்கு வாகனம் ஒண்ணு வருமில்லையா, அந்த ஸ்கூலுக்கு?
கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அதில போய் ஏத்திவிட்ற வரைக்கும் மத்த எல்லாமே நீங்க பார்த்துருவீங்க.
அங்க போய் ஆமா, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். அத பண்ணி
கண்டிப்பா. இல்ல உண்மையாலுமே வந்து, <inhales> உண்மையாலுமே பெண்களுக்கு வந்து மிக சவாலான விஷயம் என்ன தெரியுங்களா? சமையல் இல்ல. <inhales> சமையல் வந்து ரொம்ப எளிமையா செஞ்சு முடிச்சிடலாம். <chuckles> ஆனா, நீங்க இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு குளியல் அறைக்கு ரெடி பண்ணுறது, இந்த காய்கறிகள <inhales> அ கட் பண்ணி குடுக்குறது, பள்ளிக்கு ரெடி பண்ணுறது, அந்த ரெடி பண்ணுறதுங்கிற ஒரு வேல இருக்கு இல்லையா? அது ஒரு வேலையாவே பிறருக்கு தெரியாது. ஆனா, உண்மையான நேரம் எல்லாம் அங்கதான் போயிட்டே இருக்கும். <chuckles> <inhales> அத ரொம்ப அழகா வந்து நீங்க எடுத்திருக்கிறீங்க. ம்.
ஆமா. அ நிச்சயமா! ஏன்னா, ஆமா. ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க. இப்ப எங்க அம்மா எங்க கூட இருக்கிறதால இந்த தல வாரி விட்றது வந்து எங்கம்மா பண்ணிடுவாங்க, என் பிள்ளைகளுக்கு.
சரிங்க, சரிங்க.
2 வந்து பெண் பிள்ளைகள்ன்றதால அவகளுக்கு அந்த ஜடைல்லாம் போடணும்ல்லையா. ம். அது வந்து எங்க அம்மா பண்ணிடுவாங்க. ஒரு வேளை எங்க அம்மா என்னன்னா சில நேரத்தில வந்து ஊருக்கு போய் எங்க அக்கா கூட இருக்கணும்னு இருப்பாங்க இல்லையா. அ அந்த மாரி நேரத்தில பாத்தீங்கன்னா, சமையலும் செஞ்சிட்டு, என் பிள்ளைகளுக்கு இந்த தலைவார்றதெல்லாம் பண்ணணும். ஏன்னா இதில வந்து இவுங்க சாப்பிட்றதுன்னு ஒரு பெரிய வேலை ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயயோ! அது பெரி
கண்டிப்பா. ஆமா. ம், ம். அது ஒரு பெரிய வேல. ஆமா. <chuckles> சரியான ஊட்டச்சத்து இருக்கிற உணவாவது குடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்பளல இருக்கிறதையே குடுக்க முடியாது. அவுங்க சாப்பிட மாட்டாங்க. <chuckles>
ஆமா, ஏன்னா எது செஞ்சாலும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் குறிப்பா எங்க குடும்பத்தில, என்னுடைய பெரிய மகளுக்கு பிடிச்சது வந்து, சின்னவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு பிடிச்சது, அவர்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ம். ஓஹ்! சரி, சரி.
இது வந்து சாப்பாடு மட்டும் இல்ல. எதாவது இந்தப் பழங்கள்கூட வந்து "எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேணும்" அப்பிடின்னுவாங்க. அ இது, இது வந்து எங்க மேலயும் தவறு இருக்குது. ஏன்னா ம், இவுங்களுக்கு இது பிடிக்கலேணும்பொழுது நம்ம, "சரி, விட்டுடு வேற குடு" அப்பிடின்னு பழக்கிப்படுத்திட்டோமா,
ஓ! அஹம்! அதுதான், அதுதான். ம்.
இந்தத, இப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்களுக்கே வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு.
<chuckles> 2 பேர்தான் இருக்குறாங்க. ஆனா, 2 பேருக்கும் 2 விதமா செய்யணுமே அப்பிடிங்கிறமாரி.
ஆமா. ஏன்னா, ஒருத்தங்க வந்து இந்த "பப்ளி பழம்" சாப்பிடுவேன்னாங்க, இன்னொருத்தங்க வந்து "கிவி பழம்ன்னுவாங்க." ஏய் இது என்னடா? இது காலையிலயே ஆரம்பிக்கிறாங்க.
ஓ! அதாவது, நம்ம வேற இப்ப இருக்குற அந்த பள்ளி நடைமுறை வந்து, காலையில ஸ்நாக்ஸ்க்கு தனியா, லஞ்சுக்கு தனியா. தனித்தனியா எல்லாம் பேக் பண்ணணுமே! ம்ஹ்ம்.
ஆமாமா. அம், அந்த மாதிரி. அப்ப என்னன்னாக்க ம் இ அதாவது இதெல்லாம் வந்து என்னோட வேலன்றதால, அ என்னோட தலைவலி அப்பிடின்னு விட்டுருவாங்க. "எனக்கு தெரியாது, நீயே பார்த்துக்கோ!" அப்பிடினிடுவாங்க என் மனைவி. அ சமையல்ல வந்து அ அ அதாவது நம்ம முடிவு பண்ணுவோம். ஓகே, இது வந்து இன்னிக்கு இது பண்ணியாச்சு. நாளைக்கி என்ன பண்ணலாம்? அப்பிடின்னு, 2 பேரும் பேசிக்குவோம். அ சில நேரத்தில என்னுடைய இளைய மகள் வந்து அவுங்களே வந்து சொல்லுவாங்க, "எனக்கு நாளைக்கி இது வேணும்." அப்பிடின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து, என்னோட மனைவிக்கு கொஞ்சம் வந்து வேலைப்பளு கம்மி ஆவுன்னு வச்சுக்கோங்களேன்.
<laughs> அதுதான், அதுதான். ஆஹம். ம்ஹ்ம். ம். பரவால்ல. ஆஹ்ம். ஓ, ஏன் ரொம்ப எளிமையான உணவுகள தான் கேப்பாங்களோ?
இல்ல அப்டி இல்ல. அதாவது என்ன வேணுனு சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஸ் தெரியும் இது பண்ணப்போறோம் அப்டின்னு சொல்லிட்டு. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காலையிலயே அ என்ன பண்றதுன்னு முழிச்சி முழிச்சு நீ இத பண்ணுமா, அத
சரி, சரி, சரி. ம்ஹ்ம். ஆனா நெஜ கரெக்ட் தான். இப்ப நீங்க 2 பேருமே, இரவே அந்த உணவ பத்தி பேசி வச்சிருந்தா தானே <inhales> காலைல யாரு முன்னாடி போறீங்களோ, அதுக்கு உண்டான பிரிபரேஷன்ஸ்லாம் தயாரிக்க முடியும். சரி பண்ணி வைக்க <chuckles> முடியும். கண்டிப்பா.
ஆமா. அந்த மாதிரி அது ஒரு, ஒரு என்ன சொல்றது ஒரு சில நேரத்துல நகைச்சுவையா போகும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்ன பண்றது? அப்டின்னு
<laughs> ஆமா. இல்லங்க நெஜமாலுமே உங்களுடைய வாழ்க்கை சூழல் வந்து ரொம்ப அழகா இருக்குது. <inhales> ஏன்னா, நெறைய பெண்களுக்கு வந்து இந்த மாரி, <inhales> அட எதுவுமே செய்ய வேணாம்ப்பா, நீ பரவால்ல நீ ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறேன்னு சொன்னாலே போதும், அவங்க இன்னும் உற்சாகமா செய்வாங்க. அ இன்னும் ஒரு சில பெண்கள் வந்து நான் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கன். அட்லீஸ்ட் அத கொண்டு போயாது அங்க வையுங்களேன் இல்ல டிஃபன் பாக்ஸ்லயாவது போட்டு வையுங்களேன்ன்னு சொல்லி கெஞ்சி கேப்பாங்க வீடுகள்லலாம். அ நானுமே கூட எனக்கு வீட்ல உதவிக்கு ஆள் இல்லாத காரணத்துனால தான் நான் என்னோட வேலையை விட வேண்டியதா போச்சு. நான் என்னோட கணவர் வந்து சுட்டு போட்டா கூட சமையல் அறை பக்கம் வரவே மாட்டாரு. "ஏன்னா எனக்கு அது தெரியாது." அப்டின்னு ஒத்துக்குவாரு. "எனக்கு ஒரு சுடுதண்ணி போட சொல்றியா போடுறேன். ஒரு தோசை ஊத்தி தர சொன்னா தருவேன். அத தவர எனக்கு வேற எதுவுமே தெரியாது, என்ன ஆள விட்ரு!" அப்டின்றுவாரு. கடைசியில நான்தான் வந்து என்னோட வேலையை விட்டுட்டு வீட்டை பார்த்துக்குற ஒரு சூழ்நிலை இருந்தது. நீங்க சொல்லும்பொழுது எனக்கு அது ரொம்ப அருமையா இருக்குங்க. 2 பேரும் எவ்வளவு அழகா அந்த வேலைகள வந்து பகிர்ந்துக்கிறீங்க. <inhales> உங்க அம்மா சொல்லியும் வந்து நீங்க "பரவால்ல நான் வந்து என்னோட குடும்பத்துக்காக, என்னோட பிள்ளைங்களுக்காக தானே நான் செய்யறேன்." அப்டின்னு சொல்லிட்டு. அ அந்த பகிர்ந்துக்கிற விதம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. <inhales> அப்டி இருந்தா தான் அந்த குடும்பத்துல இன்னும் மீண்டும் அந்த வ அன்யோன்யம்னு சொல்லுவோம் இல்லையா கணவன் மனைவியோட <inhales> இப்ப நெறைய உளவியலாளர்களே சொல்றாங்க. அ நெறைய சண்ட விவாகரத்தலாம் நெறைய நடக்குது. அதுக்கு அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு சமையல் அறையில ஒரு 5 நிமிடம் வந்து அதிகமா பெண்கள் ச <inhales> இருக்கும்பொழுது, அந்த அவங்களோட துணையும் வந்து செலவிடுங்களேன், அது போதும். அந்த பெண்களோட மனசுக்கு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. <inhales> அத வந்து நீங்க ரொம்ப அழகா கொண்டு போறீங்க உங்களோட வாழ்க்கையில! <chuckles> ரொம்ப அருமையா இருந்துது, <chuckles> ரொம்ப நன்றிங்க உங்களிடம் பேசுனதுல. மிக்க மகிழ்ச்சி.
அம். <laughs> ஆமா இப் ஆமாமா. நிச்சியமா. ஐய்யயோ! ஆ. <laughs> சரி, சரி. ஆமா. ம். கண்டிப் நிச்சியமா. நன்றி, நன்றி. சரி, சரி. நன்றி.